நிச்சயமா, நிச்சயமா. அதுதான். இப்ப அந்த காஸ்மெடிக் பத்தி இப்ப சொன்னீங்க. அது கரெக்ட்டு அதத் தாண்டி அடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அப்பிடின்னா, விவசாயத்துக்கு வருவோம் பாருங்களே! இல்ல நீர் மேலாண்மை, இல்ல விவசாயம் இதெல்லாம் பார்க்கும்போது, மீதம் எல்லாம் அந்தப் ஃபர்ஸ்டு உரங்கள், பசுந்தாள் உரங்கள், இத வீட்லே இப்ப என்னன்னா விவசாயம் பண்ணும்போது, வீட்டு பின்பக்கம் நிறைய காலி இடம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வீட்ல இருக்கிற அந்தக் காய்கறிகள், தேவை இல்லாத அந்தக் குப்பைகள் அதெல்லாம் எடுத்துட்டும் போய் போட்டு அதுவே உரமா செஞ்சு, எடுத்துட்டு போய் கழனிக்கு போட தெரிஞ்சு இந்த வீட்ல அதெல்லாகூடம் பண்ணியிருப்பாங்க என்கூட என்ன சொல்றது? மதர் இன் லா வீட்ல இருந்தா அந்தமாரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் சின்னப் பசங்க பாத்திருக்கோம் அத. ஆனா, இப்ப பாத்தீங்கன்னா, அதே விவசாயம் பண்றாங்க. இதே குடும்பத்திலே. ஆனா, இந்த ச சமுதாயம் மாற்றத்துனால அந்தமாரி எல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்ல. பின்னால கொண்டு போய் குப்பைய கொட்டி அத வந்து மங்க வச்சு, அத எடுத்துன்னு போய் போட்ற வரைக்கும் நேரம் இல்ல, பொறுமை இல்ல. உடனடியா ஒரு தொண்ணூறு நாள் வந்து விளைஞ்சு வந்துர்ணும். அரிசி அறுத்துறணுன்டு இருப்பாங்க. தேவை இல்லாத பூச்சி மருந்து, அப்புறம் அந்தக் கெமிக்கலா இருக்கிற அந்த உரங்கள். இதை எல்லாம் போட்டு என்ன பண்றாங்கன்னா, மண் வளம் பாதிக்கிறது மட்டுமில்லாம மனித வளங்களும் பாதிக்குது. அதச் சாப்பிடுறதுனால பாத்துப்போம் நம்ம நம்மளோடய என்ன சொல்றது? அந்த எதிர் உயிர்கள் எல்லாம் வந்து நல்லா வளராம போயிடும் நமக்கு, அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படுறது. நீண்ட காலமா இதையே பயன்படுத்தும்போது அவுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இந்தத் தன்மைகள் எல்லாம் போயிடும் ரீபுரொடெக்டிவ் சொல்றோம் பாருங்க, அந்தத் தன்மைகள் எல்லாம் குறைது அதிகமா. இந்தமாரி இப்ப பாரம்பரிய ம்.
நிச்சயம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். நிச்சயமா. மஹ்ஹ்ம். நிச்சயமா, அதாவது நீங்க சொ அந்த பருவ அறிவு அப்பிடின்றது, இந்தக் காலத்தல அதாவது இந்த நேரத்துல வந்து நம்ம நெல் அறுவட செய்யணும். இந்த நேரத்துல நம்ம நாத்து நடணும். இந்த நேரத்துல வந்து, இப்ப ஓ ஆ மா ஆ ம். கரும்பு, வாழை எந்தெந்த நேரத்துல வைக்கணும் அப்பிடின்னு ஒரு பருவ அறிவு எல்லாம் இருக்கும். ஆனா அப்பிடி கிடையாது. இப்பவுங்க எல்லாமே ஹைபிரிட்டா கொண்டு வந்துட்டதுனால, 90 நாள்கள்ல அறுவடையே செஞ்சு முடிச்சுரனும். அ வேக வேகமா செய்யணும், அப்பிடின்னா அந்த நிலத்தோட தன்மை எவ்ளோ தான் அந்தச் சத்து சத்துக்கள கொண்டு வந்து கொடுக்கும். அது இயற்கையா இருக்குற வரைக்கும் இயற்கையா அது பொறு பொறுமையா டைம் கொடுத்து அது விளைவிச்சு நம்ம எடுத்துக்கிட்டா அப்பிடின்னா, அடுத்தடுத்து. இந்த வ இது தங்கமுட்டன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் தங்க முட்டைக்கு ஆசை, ஆமா. அந்தக் கதை மாதிரி தான் இப்பபலாம் நடந்துட்டு இருக்கு இல்லயா! இந்தப் ப பருவ அறிவு வந்து ஆ அதிக அளவுல வந்து இப்ப நிறைய பேருக்கு இல்லாம, இந்த மாரியான ஒரு அறியாமையால நிறைய செயல்கள செஞ்சுட்டு இருக்காங்க இல்லயா!
ம். ஆ, ஆமாமா. ம். ஆமா, ஆமா. ம். ஆ, ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. ஆ, சரிதான். நிச்சயமா, ஆமா. ஆ, தங்க முட்ட இட்ற வாத்து வாத்து <laughs> ஆம் ஆமா, ஆமா. உண்ம தான் அது. அதுதான்.
ஆமா. இதுபோக இந்தப் பாரம்பரிய பருவ அறிவுன்றது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள சொல்லுங்களேன்! இப்போ கோடை காலம்னா நம்ம வந்து நிறைய மோர் குடிக்கணும், கம்பங்கூழ் குடிக்கணும் அப்பிடின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இப்ப இருக்குற குழந்தைகள் அதெல்லாம் எடுத்துக்கிறங்களா? அதப் பத்தி. ஏன்னா, வெயிலுக்கு ஏற்றது குளிர்ச்சியான உணவ நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடலோட வெப்பநிலை வந்து சமமா வந்து நம்ம அத ப க மெயின்டன் பண்ணிக்கலாம் அப்பிடின்ற ஒரு அறிவு அப்போதுல இருந்த நம்மளுடைய பெரியவர்களுக்கு இருந்தது. பாரம்பரியமா நாம பண்ணிட்டு வந்தது அதுதான். இப்ப நாம அப்பிடி பண்றது இல்லை தானே! இல்லயா!
ஆ, கண்டிப்பா. ஆப் ம். ஆமா, ஆமா. ஆ. கண் -டிப். ஆமா. ம்

உண்ம தான். நீங்கச் சொல்றது கரக்ட்டு தான். அதாவது என்னன்னா, அந்தப் பாரம்பரியம்ன்ற விஷயம் வந்து எல்லா விஷயங்களிலும் குறைஞ்சுட்டு வருது. அதுல வந்து உணவு விதிவிலக்கு கெடயாது, கண்டிப்பா. ஒரு வெயில் காலம் வந்தா இப்ப என்ன பண்றாங்க, இப்ப இருக்குற குழந்தைங்க, ஐஸ் கிரீம் வாங்கி கொடுங்கன்றங்க. அந்த ஐஸ் கிரீம் முதல்ல எதுல பண்றாங்க பாருங்க. உண்மயிலேயே எல்லாமே பால் தான் மூலப்பொருள வெச்சுப் பண்றாங்களா, கண்டிப்பா கெடயாது. ஒரு கண்டன்ஸ்டு மில்க் பௌடெர் ஒண்ணு இருக்கு. அந்த மில்க் பௌடெர்ல இருந்து எடுக்குறாங்க. அந்த மில்க் பௌடெரே உங்களுக்குப் பாத்தீங்கன்னா, எவ்ளோ செமிகல்ஸ் போட்டு அந்த பௌடெர் கொண்டு வராங்க. அதுல இன்னும் இங்கிரிடென்ட்ச சேத்து கோகோ பௌடெர் அது இது தேவையும் சுவைக்காக. அதுக்கப்புறம் வந்து வண்ணம் வரணும்ன்றதுக்காக அதுக்காகச் சில ஃபுட் கலர்சு இதெல்லாம் சேத்து சாப்பிடும்போது அந்தக் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உடம்புக்குள்ள போகப்போக போக நாளடைவுல ஒரு அல்செர் அந்த மாரியான விஷயங்கள் வருது. அப்புறம் ஜீரணம் வந்து, சக்தி வந்து ரொம்ப குற குறையறது. அதாவது என்னன்னா வயசானவங்க கூட ஒரு 5 இட்லி, 6 இட்லி சாப்பிடுறாங்க. மிடில் ஏஜ் இருக்குற பாத்தீங்கன்னா, ஒரு 2 இட்லிக்கு மேல வேண்டாம். இன்ன சாப்பிட முடியல. சாப்ட்டது அப்டியே திம்முன்றுக்கு. மதியம் 2:00 மணிக்கு சாப்பிடவா, சண்டயில கூப்பிட்டா கூட இல்ல காலையில சாப்ட்டது எங்களுக்கு அப்டியே இருக்கு. அப்டின்னா என்னன்னா, ஜீரணம் அவங்க சாப்பிடற, அந்த உணவுகள் அந்த மாரி மோசமா இருக்கு. அப்ப வெயில் காலத்துல அந்த ஐஸ் கிரீம் தவிர்த்துட்டு. இப்ப நீங்கச் சொன்ன மாதிரி இயற்கயா இருக்குற அந்தப் பழரசங்கள் குடிக்கலாம். அதுகூட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி குடிக்கனுன்றாங்க தவிர. நம்ம பழரசம் குடுக்கக் கூடாது, வேண்டாம். இதான் குடிக்கப்போறோன்றாங்க. அப்ப இத மாரி வந்து பாரம்பரியத்துல, அந்த பருவ காலத்துல என்ன சாப்ட்டா உடம்புக்கு குளிர்ச்சி அப்டிங்கிற விஷயங்களலாம், அவங்க யாரும் ஏத்துக்குறதே இல்ல. வாய்க்கு ருசியா இருந்தா போதும். தினமும் ஒரு புது விதமான ஒரு உணவு சாப்பிடணும். 2வது வந்து அது மேல இருக்குற அந்த ஆர்வம், வந்து கலர் மேல போகணும். இந்தப் பிங்க் கலர் அப்புறம் அந்த க்ரீன் கலர்ல அந்த மாரிதான் போறாங்களே தவிர, ம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா. அது தான். அவங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து, ருசியா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா? அப்டின்றத பாக்காம, கண்ணுக்கு ருசியா இருக்கான்னு பாக்குறாங்க. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. அப்ப இது சூப்பரா இருக்கும் போல. ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம போய் உடனே சாப்ட்ருலாம். இல்லனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே அப்டின்ற மாதிரி, அப்டியே சாப்ட்டு சாப்ட்டு தேவையில்லாத அந்த விஷயங்கள, நம்ம உடலுக்குள்ள செலுத்தி, ம்ம நோய்கள் வர்றதுக்கு அது நிச்சயமா காரணம். அது ஸ்லோ பாய்சென் தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா, நம்மளோடய உடல்ல இருக்க. அந்த செரிமான சக்திகள் ஆகட்டும். அப்புறம் நம்மளுடய தெம்பு, எல்லாத்தையுமே அது குறைக்கத்தானே செய்யுது. என்னா, அப்புறமேல் நாளாக நாளாகத் தான் அதுக்கான பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ நம்ம நம்ம இன்றய சமூகத்திற்கு வந்து, நம்முடய அந்த பாரம்பரிய பருவ அறிவை வந்து கொண்டு வரணும் அப்டீன்னு, என்னென்ன வழிகள் நம்ம முயற்சி செய்யலான்னு நீங்கச் சொல்றீங்க?
ஆமா. அ. ஆ. சத்தியமா. ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. ஆ. ஆமாம். கண்டிப்பா, நிச்சயமா. ஆமா. கட்டாயம், கட்டாயமா. ஆமா. ஆ.